ஹ, கண்டிப்பா. அ நான் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் நிறைஞ்சதாவும் இருக்கணும். கொஞ்சம் கொழந்தைங்களுக்கு சுவை மிகுந்ததாவும் இருக்கணும். அதே போல பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துட்டு எல்லா சத்துக்களுமே அதில நிறைந்ததா வந்துட்டு இருக்கணும். அப்படின்றதில நான் வந்து ரொம்ப கொஞ்சம் அத அந்த மாதிரி இருக்கணுன்றதில நான் வந்துட்டு அ, முறையா இருப்பேன். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இந்த ஆ பேன்கேக் வந்துட்டு பண்ணுவேங்க. அது வந்து ஆ அது வந்துட்டு வாழப்பழம், ஓட்ஸ்சு ஆம், அதுக்கப்புறமா கொஞ்சமா பாலு, முட்ட, கொஞ்ச ஏலக்காய் தூளு ஆ, அப்புறம் கொஞ்ச நாட்டு சக்கர.
ம். ஆமாங்க. அது எப்படிங்க பண்ணுவீங்க? ம். இது எல்லாத்தையும்
இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில போட்டு அடிச்சுக்கணும். அது வந்து மாவாயிரும். அத வந்துட்டு நம்ம குட்டி, குட்டியா ஊத்தாப்பம் ஊத்துற மாதிரி
ம். இப்ப நம்ம வந்து முட்டையெல்லாம் வேற போட்ருக்கோம் இல்லையா? அது வந்து எல்லாத்தையும் சேர்த்தே ஒண்ணா அடிச்சிடணும்.
ஆமா, எல்லாத்தையும் மிக்ஸியில போட்டுட்டு 2 சுத்து சுத்தினோனாக்க மாவு ரெடியாயிரும். அதுக்கப்புறமா அத வந்து தோச கல்லுல
ம். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணுமா? தண்ணிலாம் ஊத்த தேவையில்லையா? பால் மட்டும் ஊத்திக்கணும். ஆ, சேரி.
இல்ல பால் பால் ஊத்தணும். ஆமாமா. அ அப்போ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழப்பழம் போடும்போது அதில ஃபைபர் கெடச்சிடும், முட்ட போடும்போது புரோட்டீன் முட் ஓட்ஸ்லேயும் முட்டையிலேயும் வந்துட்டு புரோட்டீன் இருக்கு, மில்க் பாலு ஊத்தும்போது அதிலேருந்து கால்சியம் கிடைச்சிடும். இந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் அ வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து, அத குட்டி, குட்டியா ஊத்தாப்பம் மாதிரி ஊத்தினோனாக்க, அதுதான் வந்து பேன்கேக்கு. எனக்கு செய்றது
ம். பரவாயில்லேங்களே, நல்லாருக்கே! நீங்க இப்ப சொன்னதுலயும் ஈஸியா இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் இவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கே பரவாயில்லங்க. ஆ.
ஆமாங்க.